மட்டன் தாங்க ம்.
பால் அது பின்ன பால்சோறு விட்டிங்களே அந்த தேங்கா பால் சோறு.
<chuckles> ம். தேங்கா பால் சோறு எங்க வீட்ல வந்து தேங்கா பால் சோறுக்கு. மட்டன் தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. அதனால பர்ஸ்ட்டு மட்டன் தான் இருக்கும். அதனால அதோட சேர்த்து சாப்டும்போது அந்த தேங்கா பால் சாதம், அப்டியே தேனாமிருதம் மாரி எறங்கும். அப்டியே மட்டன் செஞ்சுருவாங்கங்க. கொத்துக்கறி செஞ்சு வச்சிருவாங்க, மட்டன் கோலா உருண்ட செஞ்சு வச்சிருவாங்க. அப்டியே இது 3த்தயும் அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா இப்டி இப்டி எடுத்து வச்சு ஒண்ணா சேர்த்து சாப்டும்போது, அப்டியே சூப்பரா அத வழிக்கிட்டு அப்டியே உள்ள போற மாரி இருக்கும் பாருங்க. அது வேற எந்த சாப்பாடுலயுமே வராது. அதுவும் <tsk> அந்த தேங்கா பால் சாதம் வந்து சீரக சம்பா ரைஸ் இருக்கும் பாருங்களேன். அரிசி சொல்லுவாங்க அந்த ரைஸ்ல் மட்டும் தான் செய்வாங்க எங்க வீட்ல. அம். அந்த பி அந்த பிரியாணி அரிசி அந்த பாஸ்மதி ரைஸ்லலாம் செய்ய மாட்டாங்க. ஆஹ, சி எங்க ஊர்ல வந்து இந்த சீரகம் சாமா அரிசி தான் ஃப்மஸ் அப்டின்ற மாரி எங்க போய் ஹோட்டல்ல கேட்டாலுமே அந்த அந்த ஸ பிரியாணி தான் இருக்கும். அந்த சாப்பாடு தான் இருக்கும் எல்லாருக்குமே. அப்டின்ருக்கும் போது
அ. ம். <laughs> ஆமாங்க. ஓ! பாஸ்மதி அரிசல செய்றது இல்ல. ஆ புரியுது புரியுது. சரிங்க. இது வந்து அ, ஆ சொல்லுங்க.
அந்த ஊர் தேங்காவோட ருசியுமே ஒரு தனி ருசியா இருக்கும். இங்க வந்து வெறும் சக்க தான் இருக்க மாரி இருக்கும். நம்ப இந் நாங்க இப்ப இங்க இருக்குற ஊர்ல பார்த்தீங்கனா, வெறும் இந்த சென்னைல சக்க மட்டும் தான் இருக்க மாரி இருக்கும். ஆனா எங்க ஊர்ல
ஆ. அதாவது, காஞ்சி போன தேங்காவா இருக்குதுங்க எல்லாம். அ.
ஆமா. அத வந்து அங்கருந்து இவங்க எடுத்துட்டு அந்த வண்டில போட்டு கொண்டு வந்து, இந்த இந்த கடைல எத்தன நாளா அவங்க வச்சிருப்பாங்களோ? அதுக்கப்புறம் அத வாங்கி நம்ம எத்தன நாள் வச்சு அத செய்றதில, அதுல அந்த பாலே இருக்காது. நம்ப எவ்ளோ சுடு தண்ணி ஊத்தினாலும் பாலே இருக்காது. அங்க வந்து அப்டி இல்ல. சும்மா மிக்ஸில சாதா தண்ணி ஊத்தி புழிஞ்சாலே அவ்ளோ பால் வரும். அந்த மாதிரி, அந்த ருசி வந்து தனியா இருக்கும். அத நம்ம என்ன சொன்னாலும் ஈடே கட்ட முடியாது அந்த மாரி தான் சொல்லலாம்.
ஓ! ஆமாங்க. இ என் வீட்டுக்காரர்லாம் கேரளா மதத்த சேர்ந்தவரு. அங்கலாம் தேங்கா கெடைக்றதெல்லாம் அப்டியே வந்து பிழிஞ்சி எடுத்தா, சும்மா புழிஞ்சாலே போதும். அந்த ஸ்ட்யுக்கெலாம் ரொம்ப நல்லாருக்கும் அதுவும்.
ஓ! சரிங்க சரி. ஆம்மா. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கப்புறமா அ ஆட்டுக்கால் சூப்பும்,
ஆ அருமையா சொன்னீங்க. சொல்லுங்க. அததாங்க நான் கேக்கணும்னு நெனச்சேன். நீங்க உண்மையிலேயே சத்தியமா நான் அததான் கேக்க நெனச்சேன் அந்த ரெசிபி பத்தி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன்.
<laughs> <chuckles> ஆட்டுக்கால் சூப்பு அந்த கால் குழம்புலாம் ரெசிபி எனக்கு தெரியுமான்னு கேட்னா இப்போ திருமணம் ஆன பிறகு நம்ப வீட்ல செய்றனால எனக்கு தெரியும் அம். அ சும்மா கிராம்பு பட்ட அம், அதெல்லாம் நம்ப அந்த மாசனைப் பொருள்லாம் இருக்கும்ல, அத போட்டுட்டு, அதுக்கப்புறம் ம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, தக்காளி வந்து முழுசா போடுறத விட அந்த அரச்சி போட்டா நல்லாயிருக்கும். அதையுமே எப்டி ரொம்ப ஃபைனா அரச்சிரக்கூடாது. அது சும்மா அந்த பல்ஸ் விடுவாங்க பாருங்க. ஆ அந்த மாரி பல்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்டியே நம்ப அதுல ஊத்திட்டோம்னா, அ ஊத்தி நல்லா வதக்கிர்ணுங்க அது கூட 1 பச்ச மெளகா போட்டுக்லாம். அதுல 1 பச்ச மிளகா மட்டும் போட்டு, அரைக்கும்போது இன்னும் ஒரு மனம் தனியா வரும். அப்டின்ற மாரி சொ. அதையும் அரச்சு அப்டியே அதில ஊத்திர்ணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரச்சு இத போட்டுட்டு, அது கூட இந்த ஆட்டுக்கால் வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு, ஒரு 10 நிமிஷம் சும்மா வதக்கணும், அந்த அத கால. அது வந்து ம் வதக்கிட்ட பெறகு அதுல வந்து, ஆ நம்ம கொழம்பு மெளகா தூள் சேர்க்றவங்களா இருந்தா, குழம்பு மெளகா தூள், இல்லனா தனி மெளகா தூள் கொஞ்சம், ஆ கொரியாண்டர் அந்த. கொத்தமல்லி.
சரிங்க. சரிங்க. கொரகொரப்பா ஒ ஒண்ணும் அரையுமா ஓ! சரிங்க. புரியுது. மு கொத்தமல்லிலாம் போட்டு, அப்டியே தூவி விட்டு

ஆ கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா சின்ன வயசில வந்து, அந்த தேங்கா பால் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அத ம் தேங்கா பால் சாதம் அந்த பால் ஊத்தி தேங்கா பூ சாதமெல்லாம் குடுத்தாங்கனா நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனா தேங்கா பால் சே
ஓ! தேங்காய் பால்லேயே வந்து அந்த சோற கொதிக்க விட்டு, அதை கொஞ்சம் பட்டை, கிராம்புலாம் போட்டு செய்வாங்க இல்லைங்களா?
ஆமா. ஆ ஆமாங்க, அந்த தேங்கா பால் சாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கூட வந்து இந்த கொத்துக்கறி வச்சு குடுப்பாங்க, அதுவும் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வந்து என்ன செஞ்சாலுமே, அது இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க.
நல்லா வந்து நாக்குக்கு ருசி கேக்குதுங்க உங்களுக்கு. நல்லாத்தான் இருக்கு சொல்லுங்க கேட்கறதுக்கு.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனா, இந்த ஐயோ! இது என்ன பாட்டு? மட்டன் கோலா உருண்ட இருக்கும் பாருங்க. அதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர்ல பேமஸ்யே வந்து மட்டன் தாங்க. மட்டன்ல இருக்கிற தலையில் இருந்து, அ கால் வரைக்கும் எல்லாத்தியுமே அவ்வளவு சூப்பரா செய்வாங்க. அதனால ஆமா, அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அ அதில வந்து தலைக்கறில்லாம் சாப்பிடுவாங்க. அந்த தலைக்கறிலா சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன். ஆனா சாப்பிடறது, எனக்கு சாப்பிடறதே விட, ஒருத்தவங்க சாப்பிடும்போது, பாத்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ங்க. அது என்னவோ அது ஒரு வியாதியா என்னனு சொல்லி <chuckles> நான் நெனச்சிட்டு இருந்தேன், "நமக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு போல இருக்கு." அ இப்போ எங்க மாமாங்கல்லாம் எப்படினாங்க, தலைக்கறி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது, அ அத பார்த்துட்டே இருப்பேன் நானு. அவங்கள எல்லாம், "சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, வெச்சுக்கோங்க." எங்க மாமாலாம் கேட்பாங்க, "உனக்கு வேணுமாடி, ஏன்டி இப்டி இப்டி இப்டி சாவடிக்கிற. வேணா எடுத்து சாப்பிடே. என்னை ஏன் சாவடிக்கிற?" அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. அது அவங்க சாப்பிடுறதெல்லாம் பாக்கும்போது, எனக்கு ரொம்ப வாய் ஊறும். ஆனா ஏன் கண்ணு வைக்கிற மாரி இல்லங்க. அது நான் சாப்பிட மாட்டேன். ஆனா சில பேர் அந்த ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடுவாங்க பாருங்களேன். அத பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வரும். ஆனா நான் சாப்பிடறது வந்து பார்த்தீர்கனா, அன்னைக்கு அந்த அந்த தலைக்கறிக்கு கிரேவி தான் வெச்சுருப்பாங்கனு வையுங்களேன். நான் வெறும் அந்த ரசத்த மட்டும் ஊத்தி, வெறும் சைடு டிஷ் கூட எதுவும் இருக்காது. நான் வெறும் ரசத்த மட்டும் ஊத்தி தான் சாப்பிடுவேன். ஆனா, எனக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கும். நம்மளே ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி எனக்கு வந்துரும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் எனக்கு. அ
ஓ! அய்யயோ! அது நல்ல விஷயமாச்சே. <laughs> <laughs> அஹ. சரிங்க. கண்ணு வைக்கிறீங்க கண்ணு வைக்கிறீங்க நீங்க. ஆ. ஆமாங்க. புரியுது, புரியுது. அதாவது அந்த அந்த அந்த அந்த சாப்பாட வந்து ருசித்து இன்னும் கொஞ்சம் நல்லாபார்க்கணும் அப்படிங்கிற மாரி, ஆர்வங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது இல்ல, இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா.